அ அதுல வந்து, அந்த எங்க அம்மாவுக்கு இருக்க ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, நகைகள மாத்திட்டே இருப்பாங்க. எனக்கே தெரியாம அதை மாத்திட்டாங்க. <laughs> ஆனாலும் வந்து, அ இப்ப நினைவுகளா வச்சிருக்கேன். சில விஷயங்கள்லாம், என்னால இப்போ போட முடியல. மோதிரங்கள்லாம் இப்ப பத்தலனாலும், சின்ன வயசுல, அந்த நினைவுகளா வந்து வச்சிருக்கேன். அ அதே மாரி அம்மாவோட ஒரு புடவை இருக்கும். அது எப்பயுமே என்கிட்ட இருக்கும். அ அம்மா வீட்டுக்குப் போகும்போது கூடக் கேப்பாங்க. "நீ அத சும்மாதான் வச்சிருக்க. என்கிட்ட குடு நான் பயன்படுத்திட்டு வேண்னா தரேன்." அப்பிடின்னு. அது நினைவு நினைவுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் தர முடியாது அப்பிடின்னு சொல்லி வச்சுருக்கேன்.
ம். ஆஹா. ஓஹோ. கடையில. ஆஹா. ஆ. ம்ஹ்ம். ம். புரியுது. ஓஹோ. ம்ஹ்ம். <laughs> ம். ஆஹா. ஒ ஓ ஒருவேளை நீங்க அம்மாவ விட்டு இப்ப விலகி, தள்ளி இருக்கறதுனால, அவங்க ஞாபகமாறு சும்மா வச்சிருக்கீங்களோ?
ஆமா. என்னோட திருமணத்தின்போது நான் வந்து எடுத்துட்டு வந்தது, அவங்களுக்கே தெரியாம. அதுக்கப்புறம் இன்னமும் அது என்கிட்ட இருக்கு.
ஆ. ம்ஹ்ம். ஓ. ம்ஹ்

இது படத்துல வர பாணியில இருக்க மாரி இருக்கு. ஆனா, அது ரொம்பவும் உணர்ச்சிவசமான ஒரு விஷயம்ன்றது எனக்கு புரியுது. ம். உண்மதான்.
ஆமா. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, போர்வைகள் போத்தி தூங்க மாட்டோம். அம்மாவோட புடுவைகள் தான் போத்தி தூங்குவோம். அப்போ
ஆஹா. உண்ம. அது வாசனையே நமக்கு மனசுல நெறஞ்சிருக்கும் இல்லையா? எனக்கு புரியுது. நீங்க சொல்ல வர்ற விஷயம். உண்மதான். ம். அத தாண்டி வேற. ம். சொல்லுங்க.
கண்டிப்பா. அப்புறம் நெறைய நேர நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ முக்கியமா பள்ளி காலங்கள்ல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் குடுக்குற அந்த சாக்லேட் ராப்பர்ஸ். அப்புறம் இந்த ஸ்லாம் புக்கு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். அந்த மாரி விஷயங்கள்லாம் வீட்ல ஒரு பெரிய குப்பைகளா சேர்த்து வச்சிருப்போம். அது வந்து சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. அதேதா திருப்பி வாங்கி தராங்க. அது எதுக்கு எடுத்து வரீங்க? அ வச்சிருந்தா தான் நட்பு தொடருமா? அப்டிலாம் கேட்பாங்க வீட்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா இருந்தது. எங்க அம்மாவே ஒரு வ ஒரு இது கட்டதுக்கப்புறம் பொறுக்க முடியாம அவங்களே தூக்கி போட்டாங்க.
ம்ஹம். ம்ஹும். ஆ. ஓஹோ! அரும அரும. <laughs> ஆஹ. அ. <laughs> ஆஹ. அ. உண்ம தான். ஆஹ. <laughs> ஆமா. அது நமக்கு தானே உணர்ச்சி. அது. அவங்களுக்கு அவ்ளோ புரியிற அளவுக்கு இருக்காது. அந்த சமயத்துல அவங்களோட பார்வையும் உண்மைதான. நமக்கு தேவ தேவையில்லன்றத பிரிக்கிற பக்குவம் இருக்காது. நாமளும் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பார்ப்போம். என்னடா இதுக்காகலாம் நம்ம அழுந்தருக்கோமே! இந்த விஷயத்துக்காகலாம் நம்ம ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டுடோமே! அந்த மாரி உங்களுக்கு தோணியிருக்கா? நீங்க அம்மா கூட இது இந்த மாரி? இருந்தப்போ.
கண்டிப்பா. ஆமாமா. கண்டிப்பா. ஏன்னா, இப்ப பள்ளி தோழமை வந்து அடுத்து தொடர்றதே கெடையாது. ஆ அந்தம்போது அ நம்ம அதுக்காகலாம் இவ்ளோ உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருக்கோமே. அந்த ஃப்ரெண்டே இப்ப இல்ல. ஆனா அந்த ராப்பரும் அவங்க குடுத்தா அந்த அ அப்புறம் நெறைய எழுதிலாம் குடுப்பாங்க. அப்போ வந்து இந்த ஸ்லாம் புக்ல ஆமா. அதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து படிக்கிறது, பத்திரமா வச்சுக்கிறது. அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதெல்லாம் எனங்கிட்ட இப்ப இல்ல. <laughs> அது கொஞ்சம் வருத்தம் தான்.
ஆமா. ம். <laughs> ம். ஓ! ஆமா. அத நோட்ல எழுதுவாங்க இல்லையா? ஆமா உண்மதான். ம். ம்ஹும். ஆஹா! அஹா. அப்டீங்களா? எ ஒரு 12வது வரைக்கும் இருந்தத ரொம்ப ஞாபகரத்தமா வச்சிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அ அங்க தான் நம்மளோட பள்ளி பருவம் முடியுது. அதே சமயத்துல நம்மளோட அடுத்த நிலைக்கும் போறோன்றப்போ எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் அத ரொம்பவும் வச்சிருந்தருக்காங்க. நீங்க அதுல மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். ம்.
ஆமா. அது என்னாச்சுன்னா, அங்க ஒரு வெள்ளம் வந்தம்போது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நனைஞ்சருச்சு. அது அதுல எந்த இது எழுத்துக்களும் இல்லாம ஆமா. அதுக்கப்புறம் வந்து அந்த மாரி நெறைய புத்தகங்கள் கூட வச்சிருப்பேன். என்னோட அ ஒரு சில கதை புத்தகங்கள்லாம் நமக்கு வரும் அப்போ. அதுல இருக்க கதைகள் நல்லாயிருக்கும். சின்ன வயசுல நம்ம படிச்ச கதை புத்தகங்கள் கூட நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாமே வந்து வீணா போயிடுச்சு.
ஓ! ஆமா. தவிர்க்கவும் முடியாது. ம். ம். அப்டீங்களா? ம். ஆஹா. ஓஹோ! அப்டிங்களா. ம். ஆஹா! பரவால்ல. அதுக்கு கூட அவ்வளோ உணர்ச்சி இருந்திருக்காது. இருந்தாலும் அந்த பருவம் கல் பள்ளி பருவத்தோட அந்த ஸ்லாம் புக்குக்கு நெறைய உணர்ச்சி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சிலரு இந்த சோ சோஷியல் மீடியால இணையதளங்கள்ல போடுவாங்க. இந்த வருஷத்துக்கு முன்னாடி இது எங்கிட்ட இருந்துச்சு. இத்தன வருஷமா இத நான் வச்சிருக்கேன். அப்டின்னு ரொம்ப பெருமையா யோசிப்பாங்க இல்லையா? இத தாண்டி வேற ஏதாச்சும் உங்ககிட்ட அந்த மாரி ரொம்ப பெருமைப்படுற மாதிரி உணர்ச்சிக்கு வரமான ஒரு பொருட்கள் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா?
ஆமா. கண்டிப்